நிச்சயமா. பூன டான்ஸ் ஆடுறது, நாய வந்து பேசுறது, ஏய் இங்கே பாரேன்! "நாய் பேசுது". தயவு செஞ்சு போயிடுங்க, வேறு எதனா சொல்றப் போறேன். <chuckles> எங்க அம்மாலாம் முதல் போய் அத எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது, நான் அவுங்ககிட்ட சொல்லிட்டேன். "அம்மா இதெல்லாம் A.I மா? இது இப்ப இதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் பாரு. இது வந்து சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. நிறைய விஷயம் இது போல தான் இருக்கு." என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து சொல்லியிருக்கேன். ஆனா இருக்கறதுலயே வந்து இன்னொரு WhatsApp குழுல வந்து இருக்கதுலே கொடுமைனா, இது 10 பேருக்கு சாய்பாபா இது ப ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு 10ஆது நிமிஷமே நல்லது நடக்கும். அதெல்லாம் அனுப் <laughs>
ஓ! சரிங்க. கண்டிப்பாங்க நல்லது நடக்குன்னு சொன்னா கூட பரவால்ல. ஒரு சில பேர் நீங்க இத ஷேர் பண்ணலணா நீங்க செத்து போய்ருவீங்க தான் போடுறாங்க. நெகட்டிவ்வா.
<laughs> ஆமா! நிச்சயமா! இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணலனா எனக்கு எனக்கு எனக்கெல்லாம் இந்த கோலமா கோகிலாவ பார்க்கும்போது, டேய்! நீங்கள்லாம் எங்கேருந்துடா இருந்தீங்க. இதெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே, அ அந்த WhatsAppன்ற ஒரு விஷயம், ஆ ஸ்டார்ட் பண்ற நேரத்துலேருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் தோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ரிப்ளே பண்ணலனா நீங்க சொன்னிங்கள, ஃபங்க்ஷன்ல வந்து என்னப்பா நீ பெரிய ஆள்லாம் கேட்குற. அது போல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையே அதேதான். WhatsApp வந்து ஸ்டேட்டஸ்க்கு லைக் போடலன்னா, கேட்கறதா இருக்கணும். WhatsApp நம்ம ஃபேமிலி குரூப்ல வந்து பார்த்தீங்கன்ன ந டிவி பா்குறது அனுப்புவாங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க, டூருக்கு பிளான் போடலான்ட்டு அனுப்புவாங்க, அவங்க சும்மா வெட்டியாவே இருக்க மாட்டாங்க. ஆமா.
<laughs> ஆமாங்க. அது, இதெல்லாம் போக யாராச்சும் பர்த்டே, இந்த கல்யாண நாள்லாம் வந்துட்டா, அதுக்கு விஷ் பண்ணலணாலும் பிரச்சன ஆயிரும். "இவ பாரு திமிரனே விஷ் பண்ணாம இருக்கா பாரேன்" அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க.
ஐயோ! அ ஆமா, அது இருக்கிறதிலயே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எந்த அளவுக்குனா, நான் வந்து உனக்கு விஷ் பண்ணல, நீயும் எனக்கு விஷ் பண்ணணும். என்னமோ குழுக்கள் வாங்கும் முறை மாரி வந்து, அது பிறந்தநாள் விஷ். நீ வந்து வேலை இருந்தா, உன் வேலைய பாரு. உன் பிறந்தநாள் விஷ் பண்ணலனா, எனக்கு தான் வந்து நாள் போகாதா! இல்ல உனக்கு தான் நாள் போகாதா! அப்படிலாம் நான் உண்மையா வந்து கேட்டுருக்கேன். எனக்கு ஒரு கட்டத்தில கோவம் வந்துச்சு. நான் உங்க கிட்ட வந்து என் பிறந்த நாள் விஷ் பண்ண சொன்னேனா, இல்லனா மட்டும் நான் பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா? அப்படிலாம் வந்து எனக்கு கோவம் வந்துச்சு. நான்லாம் வந்து பாரபட்சியமே இல்ல, பெரியப்பா வாச்சு, சித்தப்பா வாச்சு. நான்லாம் சித்தப்பா கிட்ட, "சித்தப்பா உனக்கு அவ்ள தான் மரியாத பாத்துக்கோ. சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்காத. போட்டு குடுத்துருவோம் பாத்துக்கோ" அப்டில்லாம் சொல்லி இருக்கேன் நான் அவருகிட்ட. நம்பள சும்மா சும்மா வம்பு இத்தா நம்பளுக்கு எவ் எவ்ளோ கோவம் வரும்? அதுவும் பொதுவாவே இந்த மொபைல்ன்ற ஒரு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான், நிறைய உறவு முறையில இருந்து அதிகமான பிரச்சனயே வந்தது. இத விட ஹைலட்ன என்னன்னா, அ குடும்பத்திலயே எ டீம், பி டீம்ட்டு ஆளுங்க இருப்பானுங்க. இவனுக்கு பிடிக்கலனா அவன தாக்குறது. அவன பிடிக்கலனா இவன தாக்குறது. இவனுங்க 2 பேரும் பேசி <laughs> ஆமா இத்
ஆமாங்க. <laughs> அ. ஓ! சரி, சரி. கண்டிப்பா. ஐயோ! ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அது அடுத்தவங்க வயித்தெரிச்சல் படனுனே நிறைய போஸ்ட் அனுப்புவாங்க இது மாரி எல்லாம். நான் கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், நான் இங்க போய் இங்க சாப்ட்டேன் அப்டின்ற மாரி.
ஆ.